ஆமா, கண்டிப்பா. சோ, அதுல அந்த அதுவும் முக்கியமா, அந்த பெரிய, பெரிய ஸ்கோர் அடிக்கிறது, அந்த 300, 400லாம் வந்து, ஆ எல்லா ரெக்கார்டும் அவருதுதான், அண்ட் அது ஆமா, நிறைய 200, 300, 400 வரைக்கும் அடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் தான் வந்து சச்சினுக்கு வந்து டெஸ்ட் கிரிக்கெட்ல
ஆமா. அவரு அவருது எல்லாமே அவருது தான் இருக்கு. 500 வரைக்கும் அடிச்சிருக்காரே அவருதான். இல்ல. ஒரு அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்லயோ எதுலயோ வந்து 500 ரன் அடிச்சிருக்காருங்க, அவரு.
ஆமா, ஆமா. ஆனா, இன்டர்நேஷனல் கேம்லேயே 400. சோ
ஃபோர் ஹன்ரெட் அன் ஃபோரோ ஏதோ! சம்திங் லைக் தட்னு நினைக்குறேன்.
ஆமா. சோ, அந்த வகையில டெஸ்ட் கிரிக்கெட்ல கண்டிப்பா, எனக்கு வந்து லாரா தான். <swallows> ODI ல நமக்கு வந்து சச்சினுக்கு அடுத்தது நமக்கு தல தோனி தான். தோனி அதுவும் அந்த 20 வருஷம்,
அதுமாரி ஏதோ ஒண்ணு, ஆமா. ஆஹா! ஆஹா! <laughs> அவரு தோனி வந்து எல்லா ஃபார்மட்லேயுமே, அவரும் வந்து தனித்துவமான ஒரு ஆள் தானே!
ஆ. கண்டிப்பா. எல்லா ஃபார்மட்லயும் தான். அதில பீக் அவரோட கேரியர்லன்னு பார்த்தா, கண்டிப்பா வந்து நாம் 2011 வேர்ல்ட் கப். அவரு கேப்டன்சில அத வந்து ஜெயிச்சு, சச்சின தோள்ல தூக்கி, அத ஜெயிச்சது வந்து ஆமா.
ஆமா. ம்ஹ்ம். ஐயோ! அது ஒரு எப்பிடி சொல்றதுன்னே, எனக்கு அது வந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு அந்த நிகழ்வு அதுங்க அது.
ம், ஏன்னா 83 வேர்ல்ட் கப்லாம் நம்ம வந்து சும்மா கேள்விப்பட்டது தான். நான்லாம் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் சச்சின் <laughs> ஆமா அதான் சச்சினுக்கே வந்து அ சச்சினுக்கே 10 வயசு தான். அவரு வந்து அப்போ அந்த வேர்ல்ட் கப்ப பார்த்து தான், எனக்கு கிரிக்கெட் விளையாட்ணும். எனக்கு, அ எனக்கு கிரிக்கெட் விளையாடணும் அப்பிடின்னு ஆச வந்து, அதுக்கப்பறம் தான் அவரு வந்து இந்த வேர்ல்ட் கப்ப ஜெயிக்கணுங்கிறதல, அதில தான் அவரோட கிரிக்கெட் பயணமே தொடங்கி இருக்கு. அத வந்து 2011ல தோனி, தல தோனி வந்து அந்த ஒரு ஃபேன்டாஸ்டிக் டீம் யுவராஜ் சிங், தோனி மேல வந்து சச்சின், சேவாக், கம்பீர். சோ சாலிடான ஒரு லைன் அப்போட நல்ல கிளெவரான பவுலர்ஸ்ஸூ.
நாமே நானே அப்ப குழந்தை தான் நானு. என்ன ஒரு <chuckles> கம்மியான வயசு தான், எனக்கு அப்போலாம். ஆமா, ஆமா. எனக்கு என்ன 6 வயசு இருக்கலாம். மே பி. பெரிய ஆளு ஆமாமா. அது, அது மட்டும் இல்லேங்க, அது பார்த்தீங்கன்னா, அந்த தோனி வந்து அவரு வாங்கும்போது, அவரு என்ன சொன்னாரு, "இந்த கோப்பைய வந்து நான் வாங்குறதே எங்க சச்சின் டெண்டுல்கருக்காக தான்"
ம். <clicks tongue> ஆமா. யுவராஜூ, எல்லாருமே எல்லோருமே. அங்க வந்து இத நாங்க ஜெயிச்சது சச்சின் பாஜிக்கு தான், சச்சின் பாஜிக்கு தானு எல்லாரும் ஏன்னா அது நாட்டுக்கே அதானே! நம்ம எல்லாருக்குமே அதுதான். ஏன்னா நம்மகூட அடுத்த ஒரு வேர்ல்ட் கப்ப நம்ம மறுபடியும் பார்த்து, நம்ம சந்தோஷம் பட்ருக்கலாம். ஜெயிச்சோமோ! தோத்தோமோன்னு. ஆனா, சச்சினுக்கு அதுதான் கடைசி வேர்ல்ட் கப்பு. அதுனால அத ஜெயிச்சே ஆவணுங்கிறது, இந்த எனக்குத் தெரிஞ்சு இந்தியாவே உட்கார்ந்து <chuckles> ஆமாங்க.
ஆமாமா. அதெல்லாம் ஒரு அதாவது கிரிக்கெட் வந்து, ஒரு, ஒரு ஆமா, என்ன உண்ம. வெறி. ஆமா, ஆமா. நான்லாம் அழ ஏதெங்க நான் அழவே அழுதேன். அதான் உண்மையான ஒரு விஷயம் என்ன சார், இப்ப வந்து கே கிரிக்கெட்டுன்றது வந்து விளையாட்டையும் மீறி, அது ஒரு ஹாபி அப்பிடிங்கிறதையும் மீறி, அது ஒரு உணர்வு எடு எ எந்தமாரி ஒரு இந்த தே தேசபக்தி, அந்த ரேஞ்ச் மாதிரி வந்து அப்பிடியா! அ அப்பிடி நீங்க வந்து உங்க உங்களோட வார்த்தைகள்லேருந்து வருது. அந்தமாரி நீங்க அவ்வளவு வெறித்தனமா பார்த்த எதாவது ஒரு என்ன சொல்றது, அந்த, அந்த தொடர் வந்து ஏதாவது இருக்கா?
ம். ம். <tsk> அதுதான். ம். ம், ம்.